ஏன்னா, எல்லாரும் சேந்து நம்மள மாத்திருப்பாங்க. அப்டிதான் இல்லையா?
அப்போ. மாத்தி இருப்பாங்க. நம்ம பேச்சா இருக்கட்டும், நம்ம தோரணையா இருக்கட்டும், நம் நடையா இருக்கட்டும் எல்லாமே நம்மள் நம்மளுக்கு நம்மள அறியாமலே ஒரு மாற்றம் வந்துருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு நல்ல ஒரு ஞாபகம் வருது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றனே. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்டின்னா, என்னுடைய ம் சக ஆசிரியர். அதாவது ஒரு 1 ஆம் வகுப்பு வ குழ எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் வந்து ஒழுங்கா பாடம் நடத்தல. அது என்னோட கண்ணுக்கு பட்டுச்சு. அப்போ நான் என்னா பண்ணேன். அவ்ங் அந்த அந்த பொண்ணு மட்டும் நம்ம திட்டக்கூடாதுன்றதுனால. திட்றது கெடையாது. ஒரு அட்வைஸ் சொல்லணுமேன்றதுக்காக அந்த பிளாக்ல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே என்னுடைய கேபினுக்கு நான் வர சொல்லியிருந்தேன் நானு. அப்டி அவுங்க என்னோட கேபின்க்கு வரம்போது பாத்தீங்கன்னா, நான் அவுங்க எல்லாத்தையுமே நிக்க வச்சு, இந்த மாரி ஆ அ ஒழுங்கா வந்து நடத்துங்க. இப்டி நடத்துங்க, அப்டி நடத்துங்கன்ற மாரி நான் சொல்லியிருந்தேன் நானு.
ஆஹா. ஆஹா. இல்லியே! ஒரு தலைமை ஆசிரியர் நெனச்சா, அந்த வகுப்புக்கு போகலாம். என்ன எடுக்கிறீங்கன்னு உக்காந்து பாக்கலாம், கேள்விகள் கேக்கலாம், இல்லையா?
கண்டிப்பாங்க. ஆனா, முன்னாடி உரிமை இருக்கு ம், கண்டிப்பா.
ஆ. அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு, கடமை இருக்கு, அ கேள்வி கேக்கலாம் நீங்க. நீங்க உங்க கேபின் வரைக்கும் கூப்பட வேணுன்னு அவசியம் இல்லல்ல. ஏன்னா, அந்த பள்ளி நேரங்கள்ல தலைமை ஆசிரியரோட பொறுப்பு என்னன்னா, பள்ளிகள் நல்லா நடக்கணும், வகுப்புகள் ஆசிரியர்கள் சரியா எடுக்கணும்.
இல்லை. ஒரு 1 நிமிஷங்க. நான் அதான் அதான் நான் சொல்ல வறேன் நானு. என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்டின்னா, எடுத்தோம், கவுத்தோன் நான் பேசமாட்டேன், என்னைக்குமே. நான் வந்து பாத்தீங்கன்னா, என்னுடைய என்னுடைய வழிநடத்தல் எப்டின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து மொதல்ல அவுங்கள கூப்ட்டு இப்டி நடத்தாதீங்க. இந்த மாரி நடத்துங்கன்னு நம்ம சொல்லியர்ணும் மொதல்ல. அதுக்கு அப்றமே அதா ஒரு கைடன்ஸ் இல்லாம நம்ம மாட்டுக்கு மூணா எதிலயோ ஒண்ணு நம்ம நுழைந்து மாரி, உள்ள போய் நுழைந்து அவுங்க கிட்ட போய் கத்துறது வந்து சாத்தியம் இல்லாத
ஆ. ம்ஹ்ம். இல்ல, ஆசிரியர் ஆகுறதுக்கே ஒரு படிப்பு இருக்கு. படிப்பினை இருக்கு. அதுக்கு நெறைய வந்து கோச்சிங், நெறைய ட்ரெய்னிங், நெறைய இருக்கு இல்லையா? எத்தனையோ கடந்து தான் ஆ
ம். இருக்கு தாங்க. இருந்தும் நிறைய பே இருந்தும், நிறைய பேர் இந்த மாரி தான் வந்து சேர்றாங்க. சில டைம் எல்லாமே. அப்ப நம்ம என்னா பண்ணனும்? இவங்க எல்லாத்தையும் நமக்கு நல்லபடியா ஹேண்டுல் பண்ணனும். அப்ப என்ன ஆச்சு? இந்த இவுங்கள பொதுவா கூப்ட்டு நான் சொன்னேன். அதாவது இந்த பக்கம் வந்து நான் வந்தப்ப பாத்தேன் நானு. ஒரு சில ஆசிரியர் வந்து ஒழுங்கா நடத்துறத மா நடத்தாத மாதிரி தெரியிது. இப்டி தான் வந்து முறை இருக்கு. இந்த மாரி நடத்துங்க. 2வது யாரும் வெளில வந்து இன்னொரு கிளாஸ்க்குள்ள போகாதீங்க, அது ரொம்ப தப்பு. அப்டின்ற மாரி, ஒரு அட்வைஸ் மாரி 1 குடுத்தேன் நானு. அவுங்களும் ஒத்துட்டு, போய்ட்டாங்க. என்னுடைய என்னுடைய என்ன பொறுத்தவரைக்கும் அதான் நல்ல தலைவர்ன்றவங்க என்ன தெரியுங்களாங்க, பாத்த எடத்துல கத்தக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. ஏன்னா எல்லாருமே மனுஷங்க தான். அவுங்களுக்கு மனசு உடஞ்சு போய்டும். 2வது தனியா 1ஸ்ட் கூப்ட்டு வார்ன் பண்ணனும். அதுக்கப்றமேல் அவங்க கேக்கலனா மட்டும் தான், வெளில நம்ம நிக்க வச்சு அவங்கள கொஷின் கேக்கலாம். அதுதான் வந்து ஒரு நம்ம தலைமைல இருக்கமோன்றதுக்காக, நம்ம அந்த அதிகாரத்த பயன்படுத்திட்டு, நாளைக்கு நம்ம போய் எங்கனாலும் நின்னு அவங்கள்ட்ட பேசுனோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு நமக்கு மரியாத இல்லாம போவும்.
ஆஹா. ஆஹா. சரிங்க. ம்ஹ்ம். இல்ல. நீங்க சரிதான் நீங்க போறது. ஆனா வந்து, இப்ப நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ரவுண்ட்ஸ் வருவாங்க ஹெச்எம்மு. டீச்சர்ஸோட மொட்டோ எப்டி இருக்குன்னா ரவுண்ட்ஸ் வருவாங்க, நம்ம ப நாம வந்து சரியா பாடம் எடுக்கலன்னா நம்ம எல்லாரையும் கூப்டுவாங்க. அவங்க ஒரு அட்வைஸ் போடுவாங்க. அத நம்ம கேட்டுட்டு ஒரு வாரம் நல்லா இருக்கலாம். அப்டிங்கிற மாதிரி அவுங்க மாற மாட்டாங்களா?

ஆனா அதில ஆராய்ஞ்சு பாக்கும்போது அவங்க மேல தான் தப்பு. நான் என்ன பண்ணிட்டேன். அப்போ அவங்கள்ட்ட எதுவுமே நான் சொல்ல கெடையாது. ஓஹோ! அப்டியாமா. அப்டின்னு நான் பாட்டுக்கு கம்முனு வந்துட்டேன் நானு. என்னோட ரூமுக்கு வந்துட்டேன் நானு. வந்துட்டு எனக்கு இந்த ஃபைல்ஸ்லாம் சைன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் சைன் பண்ணிட்டு, என்னோட மதிய உணவுலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அவங்கள நோட் எடுத்துட்டு இங்க வாம்மான்னு நான் சொன்னேன் நானு. அப்போ அவங்க வந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், பே ரன்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்ருந்தீங்க?
ஆஹ. சரி.
"அப்போ இது யார் மேலமா தப்பு இருக்கு? யாரும்மா அந்த தப்ப வந்து சுட்டிக்காட்டுறதுக்கு வழி கொடுக்றது யாரும்மா?" அப்டினு கேட்ட உடனே கம்முனு கப்பு சிப்புன்னு வாய மூடிட்டாங்க.
ம்.
அப்புறம் அவங்களே புரிஞ்சுட்டு "ஆமாங் மேம் என் மேல தான் தப்பு இருக்கு. நான் அந்த மாதிரி ஒரு இடம் குடுத்திருக்க கூடாது. நான் என்னோட வேலையில கரெக்ட்டா இருந்தேன்னா, அவங்க ஏன்? மேடம் என்ன குவெஸ்சன் கேட்கிறாங்கன்ட்டு," இன்னைக்கு அந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் எந்த ஒரு தப்புமே பண்ணாம நல்லபடியா நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்திலயும், வ பெற்றோர்கள்ட்டயும்.
சரிங்க. இப்போ உங்க கோ உங்க பள்ளிக்கூட ஆசிரியர்கள்லாம் இந்த பண்புகள்லாம் இருக்கிறதுனால இந்த தலைமை ஆசிரியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்டின்னு ஏதாவது ஒரு தருணங்கள உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டது உண்டா?
கண்டிப்பாங்க. அப்டிலாம் இல்லைங்க. அந்த அளவுக்குலாம் நம்ப போயிட்டு அவங்ககிட்டலாம் பேசிகிட்டு என்ன என்ன பத்தி பிடிச்சிருக்கா? அந்த மாதிரிலாம் நானும் கேட்டுக்க மாட்டேன். அவங்களும் வந்து
இல்ல நீங்க கேட்க முடியாது நீங்க கேட்க முடியாது. இல்ல, பள்ளிகள்ல நம்ப போய் பேசுறோம், நெறைய விழாக்கள்லாம் நடத்துறோம், ஆசிரியர் தின விழா நடத்துறோம். இப்ப எல்லாரும் பேசும்போது சொல்லுவாங்க இல்லையா? அ இந்த தலைமை ஆச ஆ.
ஆஹா அதெல்லாம் அந்த இதுக்கெல்லாம். அதாவது பிடிச்சிருக்குதுங்கறத விடங்க மரியாத இருக்கா, அத தான் நம்ப பாக்கணும் நமக்கு. அதாவது நான் பள்ளிக்கூடத்துக்கு உள்ள போகும்போது அவ்வளவுதான் அது போதும். அதுக்கு அப்புறம் நீ என்ன திட்டி என்ன வேணாலும் பண்ணிக்க நான் கவலையே படமாட்டேன். என் முன்னாடி அந்த 9:00 டூ 3:30, 9:00 டூ 5 மணி வரைக்கும் நான் உனக்கு தலைமை ஆசிரியர். நீ எனக்கு ஆசிரியர். நம்மலாம் ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் மேல உன்னோட லைஃப் பர்ஸ்னல் 5 மணிக்கு மேல உன் லைஃப் பெர்சனல். நான் அந்த நேரத்துல உள்ள வந்துட்டு என்னோட தலைமை ஆசிரியர் கொண்டு வந்து நான் உள்ள கொண்டு உள்ள விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அது தப்பு அது.
உங்களுக்கு முன்பு ஒரு மரியாதையா நடந்துக்கிட்டாங்கன்னா, நான் நல்லா நடந்து ஆஹா. ம். ம்ஹ்ம்.
அதே மாதிரி அவங்க வந்து நம்ப கூட வேல பார்க்குறன்றதுக்காக நம்ப வீட்டுக்கு வந்து அடிக்கடி வந்துட்டு போறதும் அதுவும் தப்பு அது. அதனால எனக்கு அந்த பாராட்டுலாம் நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். மரியாத, "நம்ம உள்ளே போனா விஷ் பண்றாங்களா. நமக்கான சொல்ற பேச்ச கேட்குறாங்களா. இன்னைக்கான வேல என்ன அத செய்றாங்களா" அத மட்டும் தான் நான் பார்ப்பேன். மீட்டிங்குன்னு சொன்ன அந்த மரியாத எப்படி தெரியும் எப்படி தெரியுமாங்க நமக்கு தெரிய வரும்? மீட்டிங்குன்னு சொன்னா போதுங்க, "5 நிமிஷத்தில எல்லாரும் ஆஜராயிடுவாங்க"
ம். சரிங்க.
மீட்டிங் முடிச்சுட்டு நான் வெளியில போற வரைக்கும் ஒருத்தர் வெளிய வரமாட்டாங்க. நான் எந்திரிச்சு வெளிய போனா மட்டும் தான் அடுத்து மத்தவங்கல்லாம் வெளில வருவாங்க
ம்.
அ இது தான் மரியாத. இது தான் வந்து இதிலயே தெரிஞ்சு போய்டுது. அவங்க நல் எந்த அளவுக்கு மரியாத வச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு நம்ம மேல ஒரு மரியாத கலந்து அன்பு வச்சிருக்காங்க. நமக்கு இதுலயே தெரிஞ்சுரும். அதனால ஒரு என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல தலைவரா இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி பண்புகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து ஒரு நல்ல தலைவரா இருக்க முடியும்ன்றது என்னுடைய இதுங்க.
சரிங்க.